ம், ம், ம்.
ஆ அவர் யாருன்னா அந்த, ஆ Paypalல வந்து அவர்தான் கண்டுபிடிச்சது மொதல்ல. ஒரு சாதாரண ஒரு தென் ஆப்பிரிக்க நாட்டச் சேர்ந்தவரு. ஒரு சின்ன அறையில தான் அவரு அவரும், அவர் நண்பர்கள்லாம் சேர்ந்து சின்ன சின்ன கம்பெனிய ஆரம்பிச்சு, 1 கம்பெனி ஆரம்பிச்சு பிரபலமாய் அத வித்து அதுக்கப்புறம் அதில உள்ள பணத்த கொண்டு போய் இன்னொன்னுல போட்டு பெருசாகி தான், அவரு இன்னைக்கி உலகம் முழுக்க உலகத்தில 10 பெரிய பில்லியனர்கள்ல அவரும் ஒருத்தரு.
ஆ. ஆமாங்க. ம். ஆமாங்க.
அவரோட வளர்ச்சில்லாம் பாத்தீங்கன்னா, அவரு அதாவது அவரு சாதனை பண்ணது மாரிலாம் வேற யாரும் பண்ண முடியாது. ஏன்னா 20 வருஷத்துல அவரு பெரிய ஆளா ஆயிட்டாரு.
ஆ ம். ஆமாங்க.
உதாரணத்துக்கு அவர் ஆரம்பிச்ச SpaceX நிறுவனம்னு ஒரு நிறுவனம் இருக்கு. வானத்துக்கு ஏவுகணைகளை ஏவுறது. நாசாவுக்காக இவரு ஏவுகணை ஏவுவாரு. அதில விசேஷம் என்னென்னா வழக்கமான ஏவுகணை ஏவனுனா, அந்த ஏவுகணை ஏவுறதுக்குள்ளான அந்த ராக்கெட்னு ஒன்னு உபயோகிப்பாங்க.
ஆ, ஆமாங்க. ம். ம். ஆமாங்க.
அது எல்லாமே இந்த உபயோகிச்சு கீழ போடுற மாரி தான் இருக்கும். அது எரிபொருளோட அத மேல எடுத்துட்டு போகும். மேல போனோனே எரிபொருள் முடிஞ்சோனே கீழ வுழுந்துரும். இவர் என்ன மாற்றம் கொண்டு வந்தார்னா போன ராக்கெட் வந்து, ஆ அந்த திரும்ப அதே எடத்துக்கு கொண்டு வர்ற மாரி வழி பண்ணாரு.
ம். ம், ம், ம். ம், ம், ம்.
ஆனா, அதுக்கே பார்த்தீங்கன்னா 5, 6 வருஷம் ஆச்சு. 5, 6 வருஷமா அவரு அ அது நெறையா தவறு ஏன்னா, ஒரு பொருளை கண்டுபிடிக்கணங்கிற பட்சத்தில நெறையா உழைக்கணும். நெறையா ஃபெயிலியர் வரும் அந்தமாரி அவருக்கு நெறையா ஃபெயிலியர் வந்தது. ஆனாலும் தொடர்ந்து முன்னேறி அத கடைசியில அடைஞ்சாரு. அதனால அவர்ட்டருந்து என்னன்னா, வெற்றிங்கிறது எப்டி எப்போனாலும் வரும். ஆனா, நமக்காக க தொடர்ந்து உழைச்சுட்டே இருக்கணுங்கிறதுதான் நான்
ஆமாங்கங்க உண்மதான்.